அது சும்மா மாவுதாங்க, ஏதோ இந்த இது ப பாசிப்பருப்பு இருக்குல்ல, அத ஊற வச்சு அரைச்சு பண்ற மாதிரி இருக்கும். அது இட்லி மாதிரி தான் நம்ம இட்லி இதில ஊத்துவோம். ஆனா, இட்லி ஊத்தாம இவங்க தட்டில ஊத்திருவாங்க அந்த மாவ. கேரட்டையும் கேரட்டையும் சீவிட்டு வந்து உடனே ஊத்துனா அது பஃப்ஃபுன்னு வந்துடுதும் வேற, ஆனா லைட்டா அந்த சோடா மாதிரி சேர்த்துக்கணுமா, ஆனா இவருக்கு சோடா சேர்க்கக்கூடாது. அதனால சப்பாட்டின்னு தான் வரும். அத வந்து பாக்ஸ் பாக்ஸா கட் கேக் மாரி கட் பண்ணி அத, அதுக்கு ஒரு டெக்கரேஷன் நான் பண்ணுவேன்.
ஆமாங்க. ஓ! ஓ! புரியுது, புரியுதுங்க. ஹ. ஓ! அங்கங்க பூ வச்சுவிட்டு, ஏதோ வேல பண்ணிருவீங்க. ஆனா, இந்த மாதிரி அ காலையில நேரத்தில இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கடுப்பா தானங்க இருக்கும். ஆனா, நீங்க அத எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க. எனக்கு தெரியணும் கண்டிப்பா.
அது கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். ஆமாங்க. கடுப்பாதாங்க இருக்கும். ஆனா வந்து இந்த காதலோடு கலந்து பண்றனால, எனக்கு அந்த இது தெரிய மாட்டேங்குது. அதேதான் ம்.
ஆஹா! சும்மா விடு. உடனே காதல்ன்னு சொல்லிடுவீங்க. சரி பரவால்ல நல்லாயிருக்குங்க கேக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வேற எந்த மாதிரி?
கண்டிப்பாங்க. எனக்குதான் புதுசு, புதுசா பண்ணணுனு எனக்கு ஆச பண்ணணு அப்படின்ற மாரி. எப்போதுமே பண்ற மாரி இந்த இட்லி, தோசை அது வந்து எனக்கு புடிக்காம வெறுத்துட்டேன் நானு. ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போனாலே அப்படியே குண்டா குண்டாவா அந்த மாவ அரைச்சு வச்சுட்டு, சலிக்காம அந்த தோசையும், இட்லியும் சாப்பிடுவாங்கங்க. <chuckles> எனக்கு கடுப்பாகி வெறுத்துட்டேன் நானு. அதுலேருந்து நம்ம இங்கெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து, நானே வந்து இந்த புட்டா எங்க 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா புட்டு, கேழ்வரகு சேமியா, கூழ், இந்த செகப்பரிசி கூழு அப்புறமேட்டு இந்த வரகு அரிசி, அம் திணை இதுலலாம் வந்து இந்த கிச்சடி மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு, அதெல்லாம் சத்துல்லதா இந்த மாரி பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆனா இந்த இட்லி, தோசைய மட்டும் விட்டு தவிர்த்துட்டேன். <chuckles>
ஆ! ஓ! கண்டிப்பா, ஆனா. ஆ, ஆனா ஒரு விஷயங்க நீங்க நல்ல சத்தான உணவுகளா எடுத்துக்கிறீங்க. அது வந்து உங்களுடைய கணவர்னாலையா <chuckles> என்னனு எனக்கு சரியா தெரியல. ஆனா வந்து அவருக்கு செஞ்சு குடுக்கிறீங்க ரொம்ப சிறப்பு. நீங்களுமே வந்து பார்த்தீங்கனா சில ஐட்டம்லாம் சொல்றீங்க. ரொம்ப சத்தான உணவுகள் தான் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப பாராட்டனுங்க. ஏனா இன்றைக்கு இருக்கிற சிட்யூவேஷன் ல, காலையில 2 தோசைய ஊத்தினோமா, நாலாம் நிஜமா அப்படி தாங்க. 2 தோசைய ஊத்தினோமா, பாப்பாவ துரத்தி விட்டோமா அடுத்து நம்ம 2 தோசைய ஊத்தி சாப்ட்டு பேசாட்ல இருந்தோமானு தான் நெனைப்பேன். சத்தான உணவுனா வாரத்துக்கு 1 முறை 2 முறை அந்த மாதிரி தான் ரொம்ப ரேருங்க. ஆனா நீங்க காலையில் நேரத்தில எடுத்து செய்றீங்கனா, நிஜமாவே உங்கள பாராட்டணுங்க. <chuckles> வேற ஆ லஞ்ச்லாம் வந்து, அதுக்கப்புறம் தான் செய்வீங்களா?
<laughs> <laughs> என்னாங்க பண்றது? ம், சொல்லுங்க.